சரி ஏதாவது ஒரு இத டைவர்சிவ்கேஷன்னு சொல்வாங்க இல்லைங்களா? ஏதாவது ஒரு துறை பாதிக்கப்பட்டாலும், மத்த துறைகள் பாதிக்காம அது தொடர்ந்து முன்னேறி போய்க்கிட்டே இருக்கும். இல்லீங்களா?
ஆமா நான் வந்து எப்பயுமே அப்டிதான். நான் வந்து மொத்தமா இது இந்த 3 கு அ 3 விதமான என்னோட நோக்கங்கள், நீண்டகால நோக்கங்கள். அதுல வந்து என்னோட ஸ் ஸ்மால் கேப் அதாவது இந்த கு சின்ன நிறுவனங்கள்ல உள்ள பங்குகள்ல, அதுல நான் முதலீடு செய்றது வந்து, என்னோட ரிட்டயர்மென்ட்டுக்காக நான் வச்சுக்கிடுவேன். ஏன்னா அதுக்கு காலம் அதிகம். பதினைந்து, பதினெட்டு வருடங்கள்ங்றப்போ, எனக்கு குறைஞ்சபட்சம் எப்டினாலும் பங்கு சந்தை விழுந்தாலும் எழுந்தாலும் எனக்கு கடைசில, அந்த 18 வருடத்தில நான் நினைக்கறது எனக்கு கிடைக்கும். அதாவது வருடத்துக்கு ஒரு 30% ஆவது எனக்கு அந்த பங்குகள் உயரும்.
சரி. சரி. ம். புரியுது. ஆமா எப்பவுமே அது நடக்கும். கீழே விழுந்துச்சுன்னா கூட மேல ஒரு வழியா ஒரு ரொம்ப நாள் நம்ம பொறுமையா காத்திருக்க முடியும்னா வரும்.
ஆமா, ஆமா. நான் வந்து ஆனா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இதுல போய் போட மாட்டேன். நான் நேரடியா பங்குகள் வாங்கி வச்சுருவேன். ஏன்னா அதுல தான் எனக்கு லாபங்கள் அதிகம்ங்கறதுனால.
சரி. சரி. ம் புரியுது, புரியுது. இப்ப நீங்க இந்த மாரி முயற்சிகள்லாம் நீங்க எடுக்கிறீங்க. அதுலோட உங்களோட த ஊக்கம் அப்ட் அதாது அந்த தன்னம்பிக்கை "இத பண்ணியாகணும், இல்ல வந்து நான் இத பண்ணணும்." அப்டின்கறது எங்க இருந்து நீங்க ஒரு சில சமயத்தில சோர்வா இருக்காதா? உங்களுக்கு இந்த மாரி பண்றது.
ம்ஹ்ம். இல்ல நான் வந்து, அ அ அதாவது எனக்கு போதுமான வருமானம் இருக்கணும் முதல்ல.
ம்.
அப்டி வருமானம் இல்லாட்டாலுமே வந்து, நமக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் இருக்காதுன்னு மத்த விஷயங்கள நம்ம, அ கொறைச்சிக்கிட்டு செலவுகள கொறைச்சிக்கிட்டு தான் இதுல பண்ணணும். உதாரணத்துக்கு பாத்திங்கன்னா, இப்ப ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்குறவர்ளால இதெல்லாம் சம்ப செய்ய முடியும், இந்த விஷயங்கள. ஆ மாதம் ஒரு 30,000 ரூவா இதுக்குன்னு ஒதுக்க முடியும். அது இப்டி போனதுக்கப்புறமும் அவர் வந்து வீட்டு செலவு இருக்கட்டும், கா ஆமா அவரோட வாகனத்துக்கான மாத தவனையா இருக்கட்டும், அ எதிர்பாரா செலவுகள் எல்லாத்தையுமே சமாளிக்கலாம். அதேது ஒரு 50,000 ரூவா வாங்குறவரால வந்து ஒரு குறைவா தான் சேமிக்க முடியும்.
சரி. ஆமா. கொஞ்சம் எல்லாத்தையும் இது பண்ணிக்க முடியும், சமாளிச்சுக்க முடியும். ம். சரி.

புரியுது. அதாவது நீங்க வந்து என்ன "உங்களோட செலவினங்கள் எவ்வளோ? உங்களுக்கு இந்த, இந்த 3 குறிக்கோள்களை நிறைவேற்றதுக்கு எவ்வளோ தேவை?" அப்படீங்கிறதையும் நீங்க அதுல வந்து ஒரு வச்சுக்குவீங்க இல்லைங்களா? அந்த இதுல.
கண்டிப்பா. அ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, "இப்ப அ என்னோட பெ பெண்ணுக்கு வந்து இப்ப இன்னும் ஒரு 7 வருடங்கள்ல அவளுக்கு கல்லூரி படிப்பு தொடங்குறா" அப்படீங்கிற பட்சத்தில நான் வந்து அதுக்கான தேடுதல இப்பயே தொடங்க ஆரம் ஆம் தொடங்க ஆரம்பிச்சிருவேன். அது உதாரணத்துக்கு இப்ப நா அவள ஒரு மருத்துவரா ஆக்கணும், இல்ல பொறியாளர் ஆக்கணும்ன்னா, நான் இப்ப உள்ள அ திட்டமிடல் தொ தான் தொடக்கமே. நமக்கு என்ன பணம் தேவைங்கிறது நமக்கு தெரியணும். அத கண்டுபுடிக்கிறது எப்படீன்னா, இன்னைக்கு மா ஒரு அ பொறியியல் படிப்புக்கு ஒரு பிறந்த சிறந்த இன்ஸ்டிடியூட்டில இவ்வளோ செலவாகுது, ஒரு ரூ. 5,00,000 ஆகுது. எட் பத்து லட்சம் ஆகுது அப்படீன்னா
சரி. ஒரு திட்டமிடுதல் திட்டமிடுதல் இது பண்ணணும், இதுல. ம். சரி. ம்.
அது இன்னும் ஏ 7 வருடங்கள் கழித்து எவ்ளோ ஆகும்ன்னு சொல்லி, அதுக்கான விலைவாசி உயர்வு அதா வ "இந்த ஃபீஸோட வே ஃபீஸோட உயர்வு எவ்வளவு ஆகுது?" அ அப்படீன்னு சொல்லி கடந்த 10 வருடங்களுக்கான அ டேட்டா எடுத்து பார்ப்பேன். அதோடு சேர்த்து இன்னும் இருக்கக்கூடிய பணவீக்கத்தோட அளவுனால இந்த இது எப்படி மாறுங்கிறதையும் பார்ப்பேன். இதெல்லாம் சேர்த்து
அந்த பணவீக்கத்தின் பணவீக்கத்தின் காரணமா. ம். ம். சரி. புரியுது. அதாவது நீங்க ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணுவீங்க. "இது எந்த மாரி போக வாய்ப்பு இருக்கு? எவ்வளோ தேவைப்படும்?" அப்படீன்னு சொல்ட்டு இல்லைங்களா? அது
கண்டிப்பா. எப்படியும் வந்து இன்னும் ஒரு ரூ. 20,00,000 ஆயிரும் சாதாரணமா. 7 வருடத்தில வந்து பணம் வந்து 2 மடங்கு ஆயிரும் எந்த விஷயம்னாலும். அதனால அந்த ரூ. 20,00,000த்துக்கு எனக்கு என்ன தேவை? அதேபோல
ஆமா, ஆமா, ஆமா. ம்.
அதுக்கடுத்து அ ப அவளோட க திருமணங்கிறது வந்து அதுலேருந்து இன்னொரு 5 வருடங்களோ 7 வருடங்களோ தள்ளி போகும்.
ஆமா.
இப்ப நான் 5 வருடங்களே வச்சுக்கிட்டா கூட, எனக்கு அந்நேரம் வந்து எனக்கு இப்ப 7 வருடம் இருக்கிற இடத்துல எனக்கு 12 வருட ன காலம் அவசகா அவகாச காலம் இருக்குது.
ம். ஆமா. அது ஒரு நீண்ட காலம் இல்லைங்களா? 12 வருடம். ம்.
அப்படீங்கிற பட்சத்துல ஆமா. எனக்கு கூட கொஞ்சம் டைம் கெடைக்கிறப்போ, நான் அதுக்கு என்ன தொகை தேவை? அதுக்கு ஒரு ரூ. 30,00,000 அ இப்ப கல்யாணம் நடத்துறதுக்கு அப்ப ஒரு ரூ. 30,00,000 தேவை அப்படீன்னா, நகையெல்லாம் சேர்த்து. நான் இப்ப வந்து இந்த 7 வருட காலத்துக்கு வந்து, எனக்கு படிப்புக்குன்னா வந்து நான் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும் மாதந்தோறும்.
ம். சரி. சரி. ஆமா. ஏன்னா அதுக்கு ரொம்ப விரைவில வந்துவிடுங்கிறனால, நீங்க அது கொஞ்சம் இப்பருந்தே சுதாரிப்பா இருக்கணும், அந்த விஷயத்து
முதலீடுகலாம் ஆமா. ஆமா. நான் கொஞ்சம் முதலீடு செய்றது அதிகமான தொகையா இருக்கணும். மாதம் அதுக்கு ஒரு நான் ரூ. 15,000 செலவு விடும பண்ணுறேன்னா, இங்க வந்து மாதம் நான் ரூ. 10,000 இட்டா போதும். ஏன்னா எனக்கு அடுத்து இன்னும் ஒரு 5 வருடங்கள் இருக்கு. அப்படீங்கிற பட்சத்தில, நான் அதுக்கப்பறம் நான் என்னோட முதலீடு அதிகரிச்சுக்கலாம். இதே இது என்னோட ரிட்டயர்மெண்ட்டுக்குங்கிறது வந்து இன்னும் எனக்கு 25 வருடங்கள் இரு, 20 வருடங்கள் இருக்கிற காலத்தில, நா என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு வந்து நான் செலுத்துற தொகை வெறும் ரூ. 5000மோ இல்ல ரூ. 7,000 தான் செலுத்துவேன்.
சரி. ஆமா, அதிகமான நேரம் இருக்கு. அந்த இதுக்கு. ம். ம்.

புரியுது. அது பார்த்தா நமக்கு ஒரு மாரி, கொஞ்சம் மலைப்பா இருக்கும் இல்லங்களா? அத பார்க்கிறப்ப.
வா ஆமா, நம்ம என்னன்னா அடுத்து, அடுத்து வேற ஏதாது போலாமா? இது இல்லன்னா இன்னொன்னு பண்ணலாமான்னு சொல்லி, தோணிக்கிட்டே இருக்கும். அதனாத வந்து
ம். புரியுது. ஏன்னா அதில வந்து கொஞ்சம், ஒரு உ கட்டத்த சேர்றப்ப அதில ஒரு பெருந்தொகை இருக்கும். அப்பயும் கொஞ்சம் மனமாத்தம் வருவ உங்களுக்கு இல்ல. மத்த ஆனா யாருக்காவது மனமாற்றம் வருவதுக்கான வாய்ப்புகளும் நெறைய வாய்ப்பு இருக்கு இல்லங்களா? அந்த இதுல.
ஆமா, மனமாற்றங்கள் வரும். அது எப்ப அப்டின்னா, அ உதாரணத்துக்கு நம்ம சில நேரங்கள்ல நம்ம முதலீடுகள வந்து வெளியே எடுக்கிறது நல்லதாவும் இருக்கும். அ, இப்ப இப்ப ஒரு சில நிறுவனத்தில நீங்க முதலீடு பண்றீங்க. அந்த நிறுவனம் வந்து ஏதாது ஒரு, அ பிரச்சனையில மாட்டி, அத அந்த நிறுவனத்தை வந்து லாப நஷ்டத்துக்கு போகுது அந்த நிறுவனம் விற்கப்படும் நிலைக்கு போது அப்படின்னா, அந்த ஒரு சூழல் வரும் இல்ல ஒரு வங்கிகளோடய பங்குகள் வச்சிருக்கீங்க, அந்த வங்கிகள வந்து, ஒரு பெரிய
சரி. ஓ! அது எந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல அத எடுக்க வேண்டிய சூழ்நிலை இரு? சரி. மாறிக்கிது. ம். ம். செயல்பாடுகள் சரியில்ல, இல்ல ஏதாது குற்றங்கள் நடக்குது. ம்.
ஆமா, அ, அந்த க வ உதாரணத்துக்கு யெஸ் பேங்க்ன்னு ஒரு நிறுவனம் வந்தது. அந்த பேங்க் வங்கி பார்த்தீங்கன்னா, அவங்களோட பங்குகள் வந்து, அ அந்த அதோட ப்ரமோட்டர் வந்து நிறையா ஸ்கேம் பண்ணாரு அப்டின்னு, அதனால வந்து அந்த பங்குகள் அந்த வங்கியோட பங்குகள் சரிந்துருச்சு.
ஆமா. ம். ம். சரி, சரி. ம்.
முன்னூறு ரூபாய்க்கு இருந்த பங்கு ரூ.18ல வந்து, கடந்த ஏழு, எட்டு வருடங்களா வங்கி 7 வருடங்களா 7 வருடங்களா அதோட ட்ரேட் ஆயிட்ருக்கு. அப்டி இருக்கும்போது அந்த ரூ.300ல இருந்து கீழே விழும்போது நீங்க அப்பயே உடனே அந்த மாரி சிச்சுவேஷன் தான் அந்த இத நீங்க வித்துரலாம்.
அப்பா! எவ்வளவு தூரம் அது விழுந்துருச்சு, அது அப் அதுல நாம ஒரு ரெண்டு லட்சம், மூணு லட்ச ரூவா ம். ம், ம், ம். சரி, சரி.
வித்துட்டு வேற ஏதாவது நல்ல ஒரு ப வங்கிகள்ல நீங்க முதலீடு செய்யலாம்! ஏன்னா ஓ நிறைய பங்குகள் இருக்கு. நம்ம இதுதான்ன்னு சொல்லி, எந்த பங்கையும் வந்து அ ஒரு குறிப்பிட்ட அது மேல, எந்த சென்டிமென்ட்டும் வெக்கக்கூடாது.
புரியுது.